எ நான் மட்டும் என்ன விதிவிலக்கா! எல்லாருக்கும் அதே தானே! அ மனிதர்களாகப்பட்டவர்கள் இப்ப என்ன சூழ்நிலையில இருக்காங்களோ! அதே சூழ்நிலையில தான் நாமு. ஏன்னா எ எல்லாத்துக்குமே வந்து இப்போ அந்த கைபேசி அப்பிடின்ற விஷயம் அலாரத்தையும் தாண்டி எல்லா விஷயங்களுக்கும், இப்போ நைட்டு வந்து நான் தான் அக்கவுண்ட்ஸ் பார்க்குறேன் அப்பிடின்னா கால்குலேட்டருக்கு பதில் இத தான் நான் பயன்படுத்துறேன். இமெயில் வந்துச்சா, லேப்டாப்புக்கு பதிலா இத தான் பயன்படுத்துறேன். அப்புறம் ஏதோ ஒரு புதுசா ஒரு நியூஸ் வந்துச்சு. எதா பார்க்கணும் அப்பிடின்னா, அதுக்கும் இத தான் நான் பயன்படுத்துறேன். இல்ல எதுவுமே இல்ல, எதாவது பண்ணலாம் என்ன பண்ணலாம், அப்பிடின்னா கொஞ்ச நேரம் பொழுதுபோக்கலாம் அப்பிடின்னா அதுக்கும் இதுதான் இல்ல அதுதான் கிரைண்டர் மிக்ஸிய தவிர எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. நம்ம இதையே பயன்படுத்திக்கலாம். அப்பிடின்ற ஒரு சூழலுக்கு வரும்போது, இது வந்து நமக்கு ஒரு 3வது கையா மாறிடுச்சு. இது இல்லாம எங்க போனாலும் எடுத்துட்டு போறது தான். கிச்சனுக்கு போனாலும் அத நம்ம அ ட்ரெஸ்லே தான் இருக்கும். நம்மளோட டிரெஸ்ஸ்ல இருக்கிற பாக்கெட் ல போட்டுட்டு தான் போறது. ஆ அந்தமாரி ஆயிருச்சு. இன்னும் ஆண்கள்லாம் சொல்லவே வேணாம். அவுங்க கழிவறைக்கு போனாலும் கையோட எடுத்துட்டு தான் போறாங்க. இத வந்து இது ஆமா. இத திருத்தவும் முடியல. இவ்ளோ என்னென்னமோ சொல்லி பாத்தாச்சு. இன இன்ஃபெக்ஷன் ஆகும். பைல்ஸ் பிரச்சனை வரும்ன்னு மொதக்கொண்டு சொல்லி பாத்தாச்சு. அதெல்லாம் பரவால்ல. "எனக்கு ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணனும் அப்போதான் வந்து போ முடியும்" அப்பிடின்ற மாதிரியான அ ஒரு மனநிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு.
கண்டிப்பா. கண்டிப்பா. அதுக்கும் அதே தான் <laughs> <laughs> <laughs> <laughs> ஆமா. சரியா சொன்னீங்க. கண்டிப்பா. <laughs> அதாவது செய கைபேசிங்கிறது ஒன்னு இல்லாம நம்ம வாழ்க்கையே இல்லேங்கிற அளவுக்கு வந்து கொண்டு போய் விட்ருது நம்மள இல்லைலேங்களா! கண்டிப்பா.
கண்டிப்பா. இந்த நகைச்சுவையா ஒரு பதிவு ஒன்னு பார்த்தேன். அதில வந்து கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்பிடின்னா, "நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான விஷயம்" அப்பிடின்னு சொல்லிட்டு, அ அன்று அப்பிடின்னு போட்டிருப்பாங்க. அதில என்னென்ன "உணவு, உடை, இருப்பிடம்" அப்பிடின்னு. இன்று அப்பிடின்னு போட்டு "உணவு, உடை, இருப்பிடம், கைபேசி 1 1/2 GB டேட்டா மந்த்லி" அப்பிடின்னு <laughs> ஆமா. அவ்ள தானே! வேற என்ன வேணும் நமக்கு வாழ்க்கையில அ உணவு, உடை இருப்பிட <laughs> ஆ.
ம். ஆமா. ஆமா, ஆமா. <laughs> அது இருந்துட்டா போதும். கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க சொல்லும்போது ஞாபகம் வருது. அந்த குரங்கு பொம்ம வைப்பாங்க இல்லேங்களா! காது கேட்காம, வாய் பேசாம அ அந்த 3 ஐடென்டிட்டி வச்சு ஒரு பொம்ம இருக்கும் 4வதா ஒரு பொம்ம இருக்கு. இது 3யும் ஒன்னா சேர்ந்த மாதிரி கையில மொபைல வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கு. எதுவுமே தெரியாது அது ஒன்னு கையில இருந்துட்டாங்கிற மாதிரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா இத்தன சூழலுக்கு மத்தியிலயும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரமாவது தூங்கணும் அப்பிடின்னா, நம்ம எப்பிடி எல்லாம் தயார் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க? நீங்க பொதுவா.
ஆமா, ஆமா. <laughs> <chuckles> ஆமா. கண்டிப்பா. இதை